இப்ப பார்த்தீங்கனா, நம்ப நம்பளுக்கு வெயில் காலம் இருக்கும், மழைக்காலம் இருக்கும். அப்டியே வறண்ட காலம் அதுக்கப்புறம் பூ பூக்காலம் அப்டின்ற மாரி நெறைய இருக்கு. அந்த ஒரு ஒரு மாற்றங்களையும் நம்ம ஒரு ஒரு மாதிரி பார்க்கலாம். ஏனா, சில நேரம் வெயில் காலத்தில பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு தண்ணியே இருக்காது. மழை காலத்தில ரொம்ப தண்ணீ வந்து, நம்மளுக்கு எல்லாமே வீணாகக்கூடியதாவும் இருக்கும். அப்டிங்கும்போது நீங்க மழைக்காலத்தையும், வறண்ட காலத்தையும் எப்டி சமநிலைப்படுத்தி அ பார்ப்பீங்க? என்ன பண்ணுவீங்க அதுக்காக?
ஏங்க என்னுடைய சொந்த ஊர் வந்து தஞ்சாவூர். அப்ப அ அப்ப வந்து என்ன இருக்குன்னா, அது நெற்களஞ்சியம் இல்லையா?
ம். சரிங்க. ம். ஆமாங்க.
அப்ப அங்க மழை பெய்யும்போது எப்டி இருக்கும்னா, நம்ம ஊர்ல இந்த இந்த வருடம் வந்து விவசாயம் நல்லாருக்கும். அப்டிங்கிற மாரிதான் நாங்களாம் வந்து நெற் நெற் தான் எங்களுக்குடைய ம பயிர்ன்னே சொல்லலாம். மத்த என்னதான் நாங்க பண்ணாலுமே, அதுதான் வந்து அதிகமான, இதுவா எங்களோட வேலைகளா இருக்குன்னே வச்சுக்கோங்க.
ம். சரிங்க. ம். கண்டிப்பா, கண்டிப்பா. ம். சரிங்க.
இப்ப தஞ்சாவூருக்கு வந்து மழ பெஞ்சதுன்னா உடனே தண்ணி வருமானா, நாங்க அங்கங்க குளங்களா இருக்கிறது, ஏரிகளா இருக்கிறது தான். அத வச்சு அவ்வளோ விவசாயம் பண்ண முடியுமான்னா இருக்காது.
ஆ, ஓகே ஓ! சரிங்க.
அது அவ்ளோ எளிதான விஷயமும் இல்ல. அந்த பூமிக்கும் அதுதான். அப்ப மழை வந்து மொத்தமா பேஞ்சு எங்களுக்கு வந்து தண்ணி வந்து தெறந்து விட்டா தான்.
ஓ! சரிங்க சரிங்க.
அப்ப எப்டின்னா, எப்ப வரும், எப்ப நல்ல மழை பேய்ஞ்சு அங்க நல்லா தண்ணீ நெரம்பினா தான் இங்கே ஓப்பனே பண்ணிவிடுவாங்க நமக்கு.
ம் புரியுது, புரியுதுங்க. ஆ.
அப்ப எப்டி இருக்கும்னா நமக்கு மழைக்காலம் வந்தாலும், அங்கேயும் பெய்யணுங்கிற மாதிரி இங்கெல்லாம் வேண்டிப்போம். <snorts> ஏன்னா, அப்பதான் வந்து அந்த விதை விதைத்ததிலேருந்து, "எவ்ளோ தண்ணி டிஎம்சி தண்ணி எவ்ளோ வருது? நமக்கு அறுவடை வரைக்கும் இந்த தண்ணி வருமா? இல்ல எப்டி எல்லாரும் வந்து அதை பயன்படுத்தி, தேக்கி எப்டி வந்து பயன்படுத்திக்கிறது?" அப்டிங்கிற மாதிரி இருக்கும், இல்லையா? அப்ப அந்த காலங்கள்லாம் வந்து ரொம்ப அ தண்ணி வந்தவுடனே எல்லாரும் அதுக்கு சாமி கும்பிட்டு அறுவடை ஆரம்பிக்கும்போது, நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போதுலருந்தே பார்த்துட்ருக்கேன் நான் அத.
ஆ சரிங்க சரிங்க. ஓ! சரிங்க, சரிங்க. ம் சரிங்க, சரிங்க. கண்டிப்பா கண்டிப்பா. ஓ! சரிங்க சரிங்க. ஆனா சில நேரத்தில, ஆனா இப்பல்லாம் பார்த்தீங்கன்னா, மழை வந்து இந்த நேரத்தில மழை எந்த நேரத்தில வரணுமோ, அந்த நேரத்தில வர்றது கெடையாது. சரிங்களா! அதுக்கு மாறாக வெயில் காலத்தில திடீருன்னு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு மழை பெஞ்சுருது. அம் அந்த நேரத்தில வந்து நம்ம பயிர்லாம் போட்ருப்பாங்க சில பேர்லாம். இந்த மாரி பயிர்லாம் போட்டா இந்த
இப்போலாம் நான் விவசாயம் ஆமாமா. ஆமா. அந்த மாதிரி நெல்லெல்லாம் போட்டுட்டு இந்த மாரி மழை பேஞ்சு ஒரு அனுபவம் இருக்குங்க அதுவும். என்னன்னா மழை வந்து தண்ணியா எங்களுக்கு கொடுத்தாதானே, நாங்க அதை பாய்ச்சி நெல்லா மாத்தி நாங்க வந்து அறுவடை பண்ணிரலாம். அந்த வருடம் எங்களுக்கு நல்லா இனிதாவே இருக்கும். அ நீங்க சொல்ற மாதிரி மழை வந்து, அ தவறி ஏதாவது ஒரு காற்றுக்கு சூழ்நிலையில வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க. மேகக்கூட்டம் பேஞ்சிட்டா, அந்த நெல்லு முத்திருச்சு ஒரு தடவ.
ஆமா. ம், சரிங்க. ஆமா. நல்லா இருக்கும். ஆமாம். ஆமா, ஆமா. ஓ! சரிங்க.
அந்த ஓரளவு இருக்கும்போதே, மழை பெஞ்சதுனால, என்னன்னா அந்த ம அந்த வளர்ற பருவத்தில பேய்ஞ்சதுனால எல்லாம் வந்து ஒரு மாரி அ எப்படி சொல்றது? அத் ந அது அழுகிப் போறதில்ல. அது அப்படியே அதுக்குள்ளயே போய்டும். அது கருப்பா மாறிடும். அந்த அரிசி எல்லாம் வந்து வேஸ்ட்டாம்.
அழுகி போன மாரி ஆயிடுச்சோ? ஆ. ஓ! சரி, சரிங்க. ஆ.
பதரு மாரி ஆயிருமா, அது.
ஆ. ஆ. அந்த பூஞ்சம் புடிச்ச மாரி ஆயிடுமோ?
பூஞ்சம் ஆகாது. ஆனா, அது என்னன்னா, அந்த அரிசி ஒண்ணுக்கும் உதவாது. அது வந்து இப்ப நம்ம அரிசிய சாப்பிட்டா டேஸ்ட்டா இருக்குல்ல. அது வராதாம்.
ஆ. அதான் யூஸ் பண்ண முடியாம போ ஆமா, ஆமா, ஆமா. ஓ! சரிங்க, சரிங்க. ஏன்னா
எனக்கு முதல் முறை சொல்லும்போதே, எங்க அம்மால்லாம் அழுதாங்க. எங்கப் ஒரு மாரி ஆயிட்டாங்க. பேய் "மழை பேய்ஞ்சிடுச்சு. இப்ப போய் பேயிதே!" அப்படின்னு.
ம். புரியுது, புரியுதுங்க.
அது நமக்கு இத்தனை மூட்டை வரும் அப்பிடிங்கிற மாதிரியான ஒரு இது நம்ம வந்து வருஷத்துக்கு ஒரு தடவை தான் நாங்கல்லாம் பயிர் பண்றதுன்னு வச்சுக்கோங்க. நாங்க ஆற்று பாசனத்த நம்பி தான், வர தண்ணிய வச்சுதான் நாங்க இருக்கோம்.
கண்டிப்பா. ம். ம். புரியுது, புரியுதுங்க. அது நமக்கு என்ன ஒரு மனநிலை அப்படி இருக்கும். ஏனா, நம்ம அத எடுக்க போற நேரம் அ நம்மளோட எவ்வளோ உழைப்ப போட்டு அந்த இடத்துல, நம்ப <tsk> அந்த பயிர்கள் எல்லாம் நம்ம இது வச்சிருப்போம். அதனால எவ்வளோ நம்மளுக்கு கா நம்போ முதலீட்ட போட்டு தான் நம்ப பண்ணிருப்போம். அதுல வரது தான் காசு அப்படின்னும்போது. அந்த நேர
அப்ப விவசாய ஆமா, ஆமா. அவ்வளோதாங்க. அந்த வருஷம் வந்து நமக்கு 100 மூட்டைக்கு மேல வரும். அப்படின்னு நினைச்சோம்னு வச்சுக்கோங்களேன். அதெல்லாம் காத்துல போயி, நமக்கு மிச்சம் எவ்ளோ இருந்துச்சுன்னா 30 மூட்டயோ என்னமோ தான் அப்ப மிஞ்சுது.
அச்சச்சோ! ஆ.
அப்ப எ நமக்கு என்னன்னா, நம்மளால குடுக்க முடியல. அப்ப நெறைய கடன்கள் வாங்கி தாங்க செய்யவே ஆரம்பிப்பாங்க. மொத்தமா நம்மகிட்ட பணமிருந்து அத ஆரம்பிக்கிறோன்னா, எனக்கு தெரிஞ்சு எங்க அம்மாவோட நகைகள்லாம் அதுக்குதான் பயன்படுது, வருடா வருடம்.
கண்டிப்பா, கண் டிப்பாயோ. ம். புரியுது, புரியுதுங்க.
அதுக்கு வச்சுட்டு நம்ப செய்யும்போது, இந்த வருடம் மீ நம்ம வந்து மீட்க முடியாது. அந்த விவசாயிகளோட நெலைமையலாம், இப்பல்லாம் அதுலேருந்து சுத்தமா வெளியில வந்துட்டோம். ஆனா, ஆரம்ப காலங்கள்ல நான் நல்லா பார்த்துருக்கேன். அ எவ்வளோ கடினமா, அப்பாலாம் இத வந்து கடந்து வர்றாங்க. என்னுடைய மாமா வந்து 2 பேரும் ஒத்துழைப்பு, 2 பேரும் ஒண்ணா செய்வாங்க.
ம். ஓ! சரிங்க. ஓ! சரிங்க.
அப்ப இங்க பாதிப்பு நடந்தா அங்கேயும் பாதிப்பு நடக்கும். ஒரே ஊரு தான். பக்கத்து, பக்கத்து தெரு தான். அதுதான் நான் நெனைப்பேன், "நீங்க வேற ஊர்ல இருந்தா கூட பரவால்ல மாமா, இதே ஊர்லே இருக்கறதுனால பாதிப்பு ஒண்ணாவே இருக்கு." நம்ம வேற எங்கேயும் போக முடியலைங்கிற மாதிரி மனநிலை. நான்லாம் போய் அழுதே இருக்கேன். எங்க மாமாட்ட, எங்க அப்பாட்ட சொல்ல முடியாமல்லாம்.
புரியுது, புரியுதுங்க. அ, கண்டிப்பா. புரியுது, புரியுதுங்க. இப்போ சில நேரம் பார்த்தீங்கன்னா, வறண்ட காலமாவும் இருக்கும். அ நம்பளுக்கு தண்ணி வேணும் நீங்க சொன்னீங்கல்ல நாங்க தண்ணி குடுத்தா தான் நாங்க பண்ண முடியும்ன்னும். சில நேரம் வந்து தண்ணியே கெடைக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஏன்னா, நம்மளுக்கு மழை வரல்லை. ஏன்னா, இந்த க் ய தேவையில்லாத ஒரு நேரத்தில பார்த்து தான் மழை வந்துருச்சு. ஆ தேவையே உள்ள நேரத்தில, இப்ப இந்த வருஷம்ல்லாம் பார்த்தீங்கன்னா, மழை அந்த அளவுக்கு இல்லை." அப்படீன்ற மாதிரி தான் சொல்லலாம். அப்போ அவங்களுக்கெல்லாம் எவ்வளோ கஷ்டமா இருந்திருக்கும்ல்ல, தண்ணி இல்லாம? அப்ப
அப்போ வந்து என்னா பண்ணுவோம்? ஆமா. ஆ. அதான். இப்ப நீங்க வந்து இப்படி இப்படி நாங்க பார்த்துட்டோமா. தண்ணி இருந்தா தான் வெளையும். ஒரு சில நாட்கள்ல, கொஞ்சமா தண்ணி குடுப்பாங்கல்ல, அப்பயே பார்த்தீங்கன்னா, இரவு நேரங்கள்ல போயிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, ஒ பேசி வச்சுப்பாங்க அங்க வயல்ல இருக்கிறவங்க எல்லாரும், பக்கத்தில இருக்கவங்க எல்லாரும். என்ன பண்ணுவாங்கன்னா, அப்டியே ரொட்டேஷனல் அ நாங்க தண்ணி விடுவோம். அப்போ க் வந்து தண்ணி கம்மியா தான் இருக்கும். "ஒரு, ஒரு ஆளும் எவ்வளோ நேரம் தண் நீர் பாய்ச்சணும்." அப்படீங்கிற மாதிரி போய் வாய்க்கால தெறந்துவிட்டு, தெறந்துவிட்டு, பாய்ச்சிக்கிட்டு அடுத்த நாள், அடுத்த அடுத்த வேளை அவங்களுக்கு, அடுத்த வேளை அவங்களுக்கு. எவ்வளோ தண்ணிய வந்து வேஸ்ட் பண்ணாம இருக்கணுங்கிற மாதிரி அப்பறம் கத்துக்கிட்டோம் கொஞ்சம்.
ஆமா. ம். ஆமாங்க. ம். சரி. ஓ! ஓ, சரி. ம். ஆ, சரிங் ஓ! சரிங்க, சரிங்க.
நமக்கு கெடைச்ச தண்ணிய எப்படி பண்ணணும்? இன்னொன்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கங்க, இந்த எப்பயாவது வயல் வெளிகள்ல நீர் பாய்ச்சும்போதாவது நமக்கு ஆசையா இருக்கும். பச்சை பசேல்ன்னு நெல்லு, அந்த கருதோட வாசம், அப்பறம் வந்து அடிக்கிறது, அத வந்து களப்பறிக்கிறதுலேருந்து, அத வந்து நெல்லாக்கி, வீட்டுக்கு மூட்டையா கொண்டு வர்ற வரைக்கும் நல்லாயிருக்குங்க. அவ்ளோ ஒரு இதா, சந்தோஷமா
ஆமா, ஆம். ம். சரி. நீங்க சொல்லும் போதே, நல்லா தெரியுது. ஆ. <chuckles>
ஆ அதனால சந்தோஷமா இருக்கும். எல்லாரும் ஒண்ணா உட்காந்து சாப்பிடறதா இருக்கட்டும், அடுத்தவங்களுக்கு சாப்பாடுற போடுறோம் நாங்க வந்து ரொம்ப யோசிச்சு யோசிச்சு "இது நல்லாயிருக்குமா?" அப்படீங்கிற அளவுக்கு யோசிப்போம். சின்ன பிள்ளைலல்லாம் எங்க அம்மா பேசுறத வச்சு, எங்க அப்பா பேசுறத வச்சு, எங்க பாட்டிகள்லாம் பேசுறதை வச்சு தான், நான் இப்ப பேசுறேன். அது ஏன்னா நான் வளர்ந்த பிறகுலாம், அதெல்லாம் செய்யில.
ஆ. கண்டிப்பா. ம். சரிங்க. ம். புரியுது, புரியுது. ஆ.
அப்போ வந்து வறண்ட நாட்கள் எப்படி இருக்குனா, அதே ஆறு அந்த போ ஓடும் இல்லி ஓடும் இல்லயா? அங்கலாம் பால் விளையாடுவாங்க.
ஆமா, ஆமா. ஆமா, ஆமா. ம்ஹ்ம். பாத்துருக்கேன் நெறைய இடத்துல பாத்துருக்கேங்க.
அதுதான் எனக்கு கஷ்டமா இருக்கும். இப்படிலாம் இந்த தண்ணீய வந்து கடந்து போயி, நம்ம வந்து அடுத்த வயலுக்கு இது கொல்லைக்கு போறோமே, அவ எங்க அம்மாச்சி அது வழியா கூட்ட்டு போவாங்க. தண்ணீ இருக்கப்போ சுத்தி போலாம்.
ம், ம். ஆமா, ஆமா, ம்.
அப்போ அதுல வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, வெளையாடுவாங்க, சைக்கிளோட்ட கத்துப்பாங்க. அந்த பசங்க லீவ் ல எல்லாம் வந்து அதுல விளையாடுவாங்க.
ஆமா, ஆமா.
எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். இதுக்கு முன்னாடி வந்து, "இதில எவ்வளோ தண்ணீ இருந்தது அம்மமச்சி?" நான் கேட்டுக்கிட்டே போவேன். "அதுக்கு என்ன பண்றது? நம்ம பூமி இப்படிதான். நமக்கு அவன் விட்டா தான் தண்ணீ.” அப்படிங்குற மாரி திட்டிகிட்டே போவாங்க. ஆனா என்னன்னா, "ஏரிகள் இருந்தா நல்லாருந்திருக்குமோ? ஏன் நம்ம ஊர்ல எந்த ஏரியும் பெருசா, பெருசு பெருசா நெறைய கட்டி வச்சுருந்துருக்கணும்? ஏன் ஒண்ணுமே செய்யாம இருந்தீங்க? நீங்கள்லாம் சின்னதா இருக்கும்போதே செஞ்சிருக்கலாம்ல!” அப்டின்லாம் நான் கேட்டுருக்கேன். ஆனா, அந்த நீர் மேலாண்மைலாம் அவ்வளோ எளிதா செய்ய முடியாதுங்கறத, எங்க தாத்தா சொன்னாங்க.
<chuckles> ஆ கண்டி ம், கண்டிப்பா. <chuckles> அ, ஓ! சரிங்க, சரிங்க.
அதாவது, எப்படின்னா, ஏன் நமக்கு அந்த ஊர்லேருந்து தண்ணீ வருதுன்னா, அந்த ஊர் வந்து நல்லா வந்து எப்படி சொல்றது? மேடான இது, அவுங்க தண்ணீய வந்து தேக்கி வைக்க முடியும். நாம இருக்கிறதே அதுலேருந்து கொஞ்சம் பள்ளமான ஒரு இதில தான் நாம இருக்கோம். இங்க நாமளே நினைச்சாலும், பெரிய பெரிய டேம்லாம் கட்டி இங்க நெரப்பி வக்கவே முடியாது. அதனால தான் கல்லணைய கட்னாங்க. அந்த எடம் வரைக்கும் நமக்கு ஒ சரிமா சரிமாரிதான். அதுக்கு இடையில நம்ம வந்து தண்ணீய தேக்கி வைக்கிறதுங்கிறது நடக்காத காரியம், அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா, அதுக்கப்புறம் அது வேதாரண்யம் வரைக்கும் போயிரும், இல்லையா?
உயரம். ஓ! ஓஹ் சரிங்க, சரி. ஓ. புரியுது, புரியுது. ம். ஆமா, ஆமா. ஆம்,
இதுக்கு எடையில ஒரு இது கூட இல்லைங்க, தண்ணிய தேக்கி வைக்கிறதுக்கு.
அச்சச்சோ. அந்த நேரத்துலலாம் சில நேரத்துலலாம் உங்களுக்கு இந்த நீங்க ஒரு மழை இதில சொன்னீங்க. இப்போ மழை காலத்திலலாம் என்ன பண்ணுவாங்க?
மழை காலத்துல தேக்கி வைக் குளங்கள் மட்டும் தூர்வாருவாங்க. அ அந்த ஐப்பசி காலம் ஸ்டார்ட் ஆ ம்.
ஆ சரிங்க. இல்ல அப்டி இல்ல. அ இந்த நெல் விதைப்பு, அந்த மாரி நேரத்தில மழை காலத்தில எதுவும் பண்ண மாட்டாங்க. இல்லைன்னா மழைக்கால பயிர்கள்னு ஏதாச்சும் இருக்குமா?
ஆ இல்ல. அவங்க ஒரு போகம் ஒரு போகம் தான். ஆத்து பாசன ஆத்து பாசனத்த நம்பி இருக்கிறவங்க 1 போகம் நல்லா மழ பெஞ்சதுனா 2.
ஒ! சரிங்க சரிங்க. ஓ! சரிங்க சரிங்க.
அவ்வளதான் பண்ணவே முடியும்.
ஓ! சரிங்க. ய சரி. அதுக்கான நேரம் தான் இருக்கும்.
அதில என்னென்ன நிலங்க மகசூல் நெறைய பண்ண முடியுது. ஆனா அந்த தண்ணி வந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், நல்லாருக்கும். ஆனா இப்போலாம் அப்டி இல்லைங்க. அ இப்போலாம் வந்து கொஞ்ச நாள்லேயே வந்து நெல் பயிர்கள் அந்த பல்ல இந்த நெல்ல வந்து நெறைய மாத்திட்டாங்க.
ம் புரியுது புரி ம் சரிங்க சரிங்க. அ.
ஆ, அது வந்து இப்ப கொஞ்சம் நாள்லேயே வெளையிது. கொஞ்சமா தண்ணி விட்டாலே போதுங்கிற அளவுக்கு இப்ப மாறிடுச்சு. இப்ப எங்க மாமாலாம் அங்க பாக்குறாங்க. இப்போலாம் வந்து இவ்வளோ நாட்கள்லேயே நாங்க முடிச்சிர்றோம் தெரியுமா? அப்டிங்கிற மாரிலாம் இப்போ சொல்லுவாங்க. அதில எவ்ளோ சக்
ஆ சரி. ஓ! அது ஏன் அந்த மாற்றம்?
ஏன்னா, நிறையா தண்ணீ தேவப்படுது. நிறையா நாட்கள், கூடுதல் நாட்கள் எடுக்குது. எ காலநிலை நிறையா மாற்றம் இருக்கு. அதுக்கு தக்கன நம்ம செய்யணும் இல்லையா?
ஓ. ஓ சரி. ஓ. சரிங்க, சரிங்க.
அ அந்த வரத்துக்குள்ள நம்ம அந்த காலங்கள்குள்ள இந்த தை மாதத்துக்குள்ள எப்டியாவது முடிச்சிடணும்ல்ல. தை முடிச்சு தான் வந்து அறுவடைலாம் பண்ணுவாங்க.
முடிச்சிடணும். ம். சரிங்க, சரிங்க.
இப்பலாம் அதுக்கு முன்னாடியே முடிஞ்சிடுச்சு. எல்லாமே அறுத்து அ எல்லாமே போட நெல் எல்லாம் போட்டு அ இது பண்ட்டாங்க.
ஓ! சரி. ம்ஹ்ம். ஓ சரிங்க, சரிங்க.
அ ஏனா குறைவான நாட்கள்ல பயிர் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க.
ஓ சரிங்க, சரிங்க. அ
இல்ல. மழக்காலத்துக்கும் வறண்ட காலத்துக்கும் நம்ம சமநிலைய பாக்கணும்னு வச்சுக்கோங்க ரொம்ப கஷ்டம். நம்ம வச்சுக்கிட்டா அ என்னன்னா, ஊர்ல தண்ணி கிடைக்குதா? அப்டிங்கற மாதிரி குளங்கள் அது என்ன தூர்வாரி அ நமக்கு தேவையான குடிநீராவது நமக்கு கிடைக்கணுல.
கண்டிப்பா, கண்டிப்பா. ம். ஆமா, ஆமா.
அதுக்காகவே வந்து அங்கங்க தண்ணிகள தேக்கி வைக்குறதுக்காக எவ்ளோ முடியும்? அப்டிங்கற மாதிரி அதுக்கெல்லாம் நிறைய பேர் வயல்லாம் குடுத்துருக்காங்கங்க.
ஓ! ச பரவால்லல. இப்போ அந்த தொட்டில சேமிக்குற மாரி அந்த மாரில்லாம் எதுவுமே பண்ண முடியாது? சின்ன தொட்டில நமக்கு பத்தாது. பெரிசா அந்த தொட்டி மாரி
காட்டலாம் குடுத்ததா கேள்விப்பட் ம். ஆ. தொட்டி வச்சிங்க எப்படிங்க பண்ண முடியும்? அதெல்லாம் வந்து வாய்ப்பே இல்ல. அது ஒருத்தருக்கு மட்டும் போ இப்பலாம் வந்து போர் போட்டுக்குறாங்க.
எல்லாம் சேமிப்பாங்கல்ல. ஆ. சரிங்க, சரிங்க.
பிரச்சன இல்ல. ஆனா மழைதாங்க நமக்கு வந்து இது. அத நம்ம எவ்ளோ சேமிக்கிறோமோ அவ்ளோக்கு நல்லது. எங்க பாட்டனார்லாம் குடுத்துருக்காங்கன்னு எங்க தாத்தாலாம் சொல்லிருக்காங்க, இந்த மாரி "இது ஃபுல்லா நம்மளோடது தான்" பாத்தீங்கன்னா இங்கேருந்து கண்ணு கெட்டுன தூரம் வரைக்கும் அத வந்து எழுதி குடுத்துருக்காங்க இது மாரி தண்ணி சேமிக்க.
ம். ஓ! சரி. இப்ப அந்த தண்ணீயோட மாற்றத்லல்லாம் நமக்கு எதுவும் இல்லையாங்க? இப்போ வந்து பாத்தீங்கனா போர் தண்ணீல்லாம் கொஞ்சம் உப்பு கலந்த இது மாரி இருக்கும்ல. அந்த மாரி அந்த இதுல அந்த ருசி சுவை அந்த மாரி மாறுமா? இல்ல அந்த மாரி ஏதாச்சு இருக்கா?
ஆமாமா. இல்ல மாறும். அது ஊருக்கு ஏத்த மாதிரி ஒரு சுவை இருக்கும். "ஒழண்டு போயிருக்கும்பாங்க, எங்க ஊர்ல நல்லா இருக்கும்பாங்க. பக்கத்து ஊரிலேயே தண்ணி நல்லாளம்பாங்க." எங்க ஊருக்கு இங்கேருந்து போறவங்க பஸ்ஸில போய்ட்டு போறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, தண்ணியலாம் புடிச்சிட்டு போவாங்க. எங்க ஊருக்கு வந்தாங்கன்னா, அந்த இடத்துல நிறுத்தி அ தண்ணிய புடிச்சி குடிச்சிட்டு போவாங்க. ஆனா அந்த ஊர்ல நாங்க
அப்டியா? ஓ! சரி சரி. ஓ! சரி. ம். அதுதான் கேக்கேன். அந்த அந்த ருசி வந்து இந்த உணவுல ஏறும். அந்த அரிசில ஏறுமா? நெல்லுல ஏறுமான்னு கேட்கிறேன்.
ஆ இருக்கும். இ கண்டிப்பா இருக்கும்.
ம். ஓ! செரிங்க செரி, ஏன்னா
ஆனா, அந்த ஊருக்கு வந்து இந்த குளங்கள், ஏரிகள் தான் ஒரு காரணம் ஒழிய. ஆனா ஊருக்கும் அந்த வயலுக்கும் நாங்க ரொம்ப தூரம். ஆறு அடிச்சு ஆறோட இதில தான் நாங்க வந்து வயல்வெளிகள்லாம் வாங்கி விவசாயம் பண்ணுறது.
ஓ! செரிங்க செரி. ஓ செரிங்க செரிங்க சரி.
வறண்ட காலங்கள்லாம் வந்துட்டா ரொம்ப கஷ்டோங்க. அ எப்படி இது ஆடு மாடெல்லாம் மேய்க்கிறது கூட ரொம்ப கஷ்டமாயிடும். அவங்களுக்கு கூட சாப்பாடு கிடைக்காதுங்கிற அளவுக்கு.
புரியுது புரியுது. கடினமாருக்கு. ம். ஓ! ரொம்ப வறண்டு போயிட்டு எதுவுமே
ஆமா, ஆடு மாடு கூட தீனி கிடைக்கலையே, "இந்த அளவுக்கு வறட்சியா இருக்கே" அப்படிங்கிற மாரி. ஒரு சிலர்லாம் வந்து பள்ளிக்கூடம் படிக்கும்போதே அந்த ஊரை விட்டு காலியே பண்ணிட்டு போய்ட்டாங்க. <snorts>
அச்சச்சோ! அ புரியுது புரியுது.
ஏன்னா ஆடு மாடு வளர்க்க முடிஞ்சா கூட இந்த விவசாயிகளுக்கு ஒரு மனசு திருப்தியா இருக்கும்.
கண்டிப்பா கண்டிப்பாங்க. அதாது.
அதனால எங்கேயாவது பக்கத்தில போயிரலாமாங்கிற அளவுக்கு காலி பண்ணலாம் போயிருக்காங்க. நான் முடிஞ்ச வரைக்கும் ஏரி குளங்கள், நீரை கொஞ்சம் வந்து அ கவர்மென்ட்டுமே வந்து கொஞ்சம் அதுக்கு ஸ்டெப் எடுத்து ஏதாவது பண்ணாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஆமா அ இந்த எப்படி வந்து கல்லணையெல்லாம் கட்டினாங்க. அந்த மாதிரி ஏதாவது ஒரு அணை கட்டி சேமிச்சு வச்சாங்கன்னா, அ எல்லாருக்குமே பயனுள்ளதா இருக்கும். இங் அ இது குறிப்பிட்ட இடங்கள்ல ஏதாவது ஒரு அணை இருந்ததுனா, இன்னும் அது வந்து எப்படி நெற்களஞ்சியம் சொல்றது இன்னும் நல்லா இருந்திருக்கும். அப்படின்னு எனக்கெல்லாம் தோணுது சின்ன பிள்ளையிலேயே.
ம் செரிங்க. நல்லதா இருக்கும். கண்டிப்பா. <laughs> கண்டிப்பா கண்டிப்பா. கண்டிப்பா கண்டிப்பா. <chuckles> கண்டிப்பா கண்டிப்பாங்க. ரொம்பவே அழகா சொன்னிங்கன்னு தான் சொல்லலாம். ஏன்னா ஒரு மழை வந்ததுனால எவ்வளோ பெரிய நம்மளுக்கு இழப்பு ஏற்பட்டுச்சுன்னும்.அ இதே இப்போ <tsk> வெயில் காலம் அப்படின்னும்போது அந்த நீரை சேமிக்கிறது, சே சேமிச்சு வச்சுக்கிறது எவ்வளோ முக்கியம் அப்படின்றத நீங்க ரொம்பவே அழகா தெளிவா சொன்னிங்க. உங்கள்ட்ட பேசினது ரொம்பவே மகிழ்ச்சியா இருந்துச்சுங்க. நன்றி.
நன்றி.